நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, நம்மளோட மனநிலைய வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இசைக்கு வந்து சக்தி இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு சேடா இருக்கோமோ! அப்பிடி ஒ ரொம்ப சோர்வா இருக்கு அப்பிடின்னும்போது, திடீர்னு ஒரு குத்துப்பாட்டு கேட்போம். அந்த குத்துப்பாடு பார்த்ததுக்கப்புறம் அப்பிடியே ஒரு எனர்ஜி வரும், அதுக்கப்புறம் சரி இருக்கிற வேலையிலாம் முடிச்சிர்லாம் அப்பிடின்ட்டு நான் எப்பிடின்னா, எனக்கு அப்பிடியே வந்து டயர்டா இருக்கு, எனக்கு உடம்பு முடியல அப்பிடின்னா, நான் வந்து சாங் கேட்பேன். அ இந்த வீட்டு வேல செய்யணும், அம்மா வந்து பெருக்க சொல் பெருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமான் தேய், துணி மடி அப்பிடிலாம் சொல்லும்போது, காதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது சொருவிடுவேன். ஹெட்செட் சொருவினதுக்கப்பறம் நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து, என்னோட வேலை கரெக்ட்டா முடிஞ்சுடும். அம்மாவுக்கு தேவை வேல செஞ்சு முடிக்கணும். நீ எப்பிடினா பண்ணு. ஆனா வேலை முடியணும் அப்பிடின்னுவாங்க. ஸோ, அதுபோல வந்து அந்த இசைய வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் ரசிக்க ஆரம்பிச்சன்னா, எனக்கு வந்து இந்த 80ஸ், 90ஸ் அதுலாம் வந்து பாட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அ என்னோட அப்பா வந் எங்க அப்பாவால தான் வந்து இது போல் பாடல்கள்லாம் நான் தேடி, தேடி வந்து பார்க்க ஆரம்பிச்சதே. அவரு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாருன்னா, அ தொ அ மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வச்சுருவாரு. வச்சதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா, சூப்பரா அப்பிடியே இளையராஜா சாங்லாம் என்னமோ, அப்பிடியே சொர்க்கத்துக்கு கூடின்னு போறமாரி அப்பிடியே கண்ண மூட்னா மட்டும் தான் தெரியும். திடீர்னு பார்த்தா நல்லா தூங்கிடுவோம். ஆமா. <chuckles> அ அதேபோல
ஆமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ! சிறப்புங்க. சரி. ஓ! அருமைங்க. ஆமாமா. ரொம்ப ஒரு இதமான, சுகமான அனுபவமா இருக்கும்ல. அந்த இசை.
நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது வந்து எப்பிடி சொல்றதுன்னா இந்த ம். இப்ப இருக்க படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய சாங்ஸ வந்து ரீமிக்ஸ் செஞ்சு போடுறாங்கள்ல, இந்த கருத்த மச்சான் அதுவா இருந்தாலும் சரி, இப்போ வந்து நிறைய ஆ து போலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு எங்க வந்தது? அந்த லியோ படத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து Good Bad Ugly வந்து த அ தலைவா ஆ, கருப்பாயி சாங்ஸு அதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கேட்டேன். அந்த இதுவுல தான் நான் கேட்கும்போது எங்க அப்பாகிட்ட கேட்டேன். அப்பா இந்த சாங்ஸ் எந்த படத்துலப்பா வருது? அப்பிடிலாம் கேட்கும்போது, அந்த சாங்ஸ் நானும் வந்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு, ஓ! இந்த பாட்டு தான் வந்து இது போல ரீமேக் பண்ணியிருக்காங்களா! அப்பிடிலாம் இதை பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் அந் அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பாட்டு இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நானே தேடி போய் தா ன் வந்து கண்டுபிடிச்சேனே! இந்த பாட்டு பாட்டெலாம் எங்கே இருக்கு? அப்பிடின்னும்போது, மக்கள் வந்து எந்த அளவுக்கு கவறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டு இருக்கு. அதுக்கேத்தமாரி வந்து ட்யூன் மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம், அது ரீமேக் ஆகுது அத வந்து பக்கா மக்கள ஈர்க்குது. அதில வந்து நிறைய வந்து பார்த்தன்னா, Spodtifyல போட்றாங்க, YouTubeல போட்றாங்க. Instagramல போட்றாங்க. நிறைய இசை வந்து பார்த்தீங்கன்னா பழைய இசை கூட வந்து புதுசா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது.
ஆமா. ஆமாமா "Dude". ஆமா. கருகரு கருப்பாயி. ஆ. <chuckles> கண்டிப்பா. ஆ.

ம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ம்.
ரொம்பவே வந்து, நம்மள இசை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சுருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனா, முன்னாடில்லாம் எங்க தாத்தா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த எஃப் அந்த எஃப் எம் ரேடியோ கூட கெடையாது. ஒரு பல காலத்து ஒரு டப்பா மாரி இருக்கும் பாருங்க! அது வந்து பார்க்க ஹார் ஹார்மோனி பெட்டி மாரி இருக்கும். அந்த ரேடியோவ்ல அவ்ளோ ஒரு பழைய பாட்டுகளெல்லாம் எங்க தாத்தா கேட்க்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு சரிவான சேர் இருக்கும் பாருங்களேன். நம்ம இப்ப வந்து ஹெட்ஃபோன மாட்டிக்கிட்டு, அது நமக்கு சுகமா இருக்கு. அவருக்கு வந்து அந்த சரிவான சேர்ல சாய்ஞ்சு படுத்துக்கிட்டு, அந்த எஃப் எம் கேட்கிறது வந்து அவருக்கு ஒரு சுகமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அவர் பண்ணும்போது.
ம். ஆமாமா. ஆமா. நிச்சயமா. ஆ. ஆமாமா. நிச்சயமாங்க நிச்சயமாங்க. ஏன்னா, வந்து அந்த காலத்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுதானே ஃபே இதுவேயா இருக்கும். ஃபேமஸா இருக்குமே, ரேடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாத்தாங்கலாம் வந்து, அந்த அந்த காலத்து பாட்டு வந்து முணுமுனுப்பாங்கல்ல. அ நைட்டு தூக்கம் வரல அப்டின்னா, எங்க தாத்தாலாம் ரொம்ப அநியாயங்க. 2 மணிக்கு எழுந்து பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. எனக்கா? ஏய்! எனக்கா? தாத்தா தயவு செஞ்சு எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும். என்ன நான் காலேஜ் போணும். நான் அது போல எங்க தாத்தாக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது, வந்து பண்ணேன் நம்ம வீட்ல தான் எ தங்கியிருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு எழுந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு, 2 மணிக்கெல்லாம்! அப்போ, எனக்கா? "தாத்தா, தயவு செஞ்சு நிறுத்திடு தாத்தா! ஏன் தாத்தா இதுமேரி பண்ற?" அப்டின்னும்போது, "இந்த பாட்ல என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? என்னம்மா எழுதியிருக்காங்க தெரியுமா? இப்ப இருக்க பசங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது?" "தாத்தா, நீ ஞானி தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா, ஒரு 2 மணிக்கு ஏழுந்து நீங்க வந்து ஞான உதயம் வந்த மாரி எங்களுக்கு சொல்ற பார்த்தியா?" அப்டிலாம்ன்னும் போது, <laughs> அதான் தூக்கத்த இது பண்ணி இதுமே, எனக்கா ஒரு கட்டத்துல, "தாத்தா, தயவு செஞ்சு கம்முனு இருந்துரு தாத்தா! இல்லைன்னா உன்ன நான் நாளைக்கே இட்டுன்னு போயி ஊருக்கு உட்டு வந்துருவேன். பார்த்துக்கோ!" அப்டிலாம் சொல்லி, அவர் கிண்டல ஏத்தம்போது, ஆமா அப்டிலாம் சொல்லி நான் கிண்டல் ஏத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ.
ஆமா. <laughs> ஆ. நீ. <laughs> ம்ஹ்ம். ஆமா. அச்சச்சோ! இப்போ, இந்த YouTube லாம் வந்ததுக்கப்புறம், உங்க தாத்தாவுக்கு இந்த மாரி பழைய பாடல்கள்லாம் போட்டு குடுத்து காம்ச்சிருக்கீங்களா? <chuckles>
ஆஹ் ஆ. காம்ச்சிருக்கேன், காம்ச்சிருக்கேன். இந்த பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிவில வந்து கனெக்ட் பண்ணி நான் தாத்தாக்குலாம் காம்ச்சிருக்கும்போது, அவர் சொல்வாரு. அவரு வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் தொடர்ந்து பாட ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு வந்து கேட்பாரு. இந்த எம்ஜிஆர் பாட்டு வைய்யி, இந்த கர்ணர் பாட்டு இருக்குல்ல, "தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு அ அ அண்ணனுக்கு நீ," அதுல்லாம் வந்து அந்த பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரும்பி கேட்பாரு. அவரு சூப்பரா பாடுவாரு வேற! ஆமா அவரு ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், பேசாம நீங்க வந்து பெ பெ அ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்ட சொல்லி தர்ற ஒரு வா வாத்தியாரா இருக்க வேண்டிய தானே? அப்டின்னும்போது, நான் அவர் சொல்லுவாரு, "நான் 10த் அந்த காலத்துலயே பாஸ்!" அப்டின்னுவாரு. <laughs> நான் சொல்லும்போது, ஆமா, எஸ்.எஸ்.எல்.சி! ஆமா, அது வந்து நம்மளுக்கு இப்ப 10த் தான சொல்ல சொன்னாங்க. எங்க அம்மாவோட அப்பாவும் சரி, அப்பாவோட அப்பாவும் சரி 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ்.எல்.சி! பாஸு!
ஆமா. அப்டிங்களா? ஓ, சிறப்புங்க. எஸ்.எஸ்.எல்.சி! பாஸா? 10த் சொல்ல மாட்டாங்க எஸ்.எஸ்.எல்.சி! பாஸு. ஆமா.

அந்த காலத்திலே, "என்னடா இது! ஓஹோ!" நான் சொல்வேன். ஓ! தாத்தா சூப்பர்! சூப்பர்! நீ த பாஸ் ஆயிட்டா ஓகே. நீ வந்து என்ன பண்ணியிருக்கணுனா, "பாஸான கையோட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அ பாட்டு சொல்லி தர ஒரு வாத்தியாரா வந்து போயிருக்கணும்." அப்பிடி சொல்லம்போதெல்லாம் எங்க தாத்தா வந்து, "எங்க உங்க ஆயா விட்டா!" அப்பிடின்ட்டு ஒரு, என்ன அப்பிடியே எங்கள் ஆயாவ பாத்து ஒரு பா ம் அவள எங் அது ஒரு ஏதோ ஒரு எம்ஜிஆர் பாட்டு கூட பாடுவாருப்பா! அது, அழகா இருக்கும். எங்க பா பாட்டிய பாட்டு பாடும்போது. அது டக்குனு ஞாபகம் வரல. <laughs> இல்ல இல்ல இல்ல. வேற ஏதோ வருமே! ஆ, இந்த பாட்டு கூட நான் அடிக்கடி கேப்பேன். எங்க தாத்தாவ பாட சொல்லி. அந்த "பா பாட்டு பாடு தாத்தா!" அப்பிடின்னும்போது, ஆயா வந்து பாத்தீங்கன்னா சமச்சிட்டு இருப்பாங்க. சமச்சிட்டு இருக்கும்போது, அவருஒரு லுக் விட்டுட்டு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு வந்து பாடுவாரு. அ இந்த சாங் தான். நீங்க சொன்ன பாட்டு தான். அவளுக்கு என்ன அழகிய முகம், அடடடடா! அப்பிடின்லாம் சொல்லும்போது, தாத்தா உனக்கு வந்து ஆ.
ஆமா <laughs> ஒரு அவளுக்கென்ன, அதுவா? அழகிய முகம். ஆ. சரி. <laughs> ஆமா. அதுவும் அவுங்களோட உச்சரிப்பு பயங்கரமா இருக்கும். அந்த அடடடா! கூட, பயங்கரமா உச்சரிப்பாங்க. <chuckles>
ம். ஆமா. அதுவும் நான் சொல்லுவேன். தாத்தா "உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேரன், பேத்தியும் வந்துச்சு. நீங்க இத்தனைக்கும் கொள்ளு தாத்தாவும் ஆயாச்சு. இப்ப தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொமான்ஸ் தேவையா?" அப்பிடின்ட்டு கேட்கும்போது, அ, அவருல வயதுக்கு என்னது பாடலுக்கு ஏதும்மா வயது? அப்பிடின்னும்போது, "பாடலுக்கு ஏது வயது, எனக்கு தெரியும். உங்க ரொமான்ஸுக்கு ஒரு வயது இருக்கு தெரியுமா?" அப்பிடின்னும்போது அவரு சிரிச்சுகிட்டே போயிடுவாரு, பாட்டு பாடிட்டே. அவ்ளோ அழகா இருக்குல்ல, அந்த இசைக்கு ஒரு காதல்.
<chuckles> <laughs> ஆ. சிறப்புங்க, சிறப்புங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா, இப்ப இந்த இணையம் வந்து அதிகமா வந்ததுக்கப்புறம், இப்ப வரக்கூடிய புது பாடல்கள்லாம் பாத்தீங்க அப்பிடின்னா, நமக்கு இந்த பாடல்கள் அட்ராக்ட் ஆகுறதும் ஒரு விதந்தான். ஆனா வந்து, நம்ம அதில ஆடுற கலைஞர்களாகட்டும், நடிக்கிற நடிகர்களாகட்டும், அவுங்களும் வந்து ஒரு விதத்தில வந்து, நம்மள வந்து ஈர்க்க தான செய்றாங்க.
நிச்சயமா.